நல்லது, ம்.
அந்த நலுங்கு வைக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அ அப்போ கல்யாண வீடுன்னா சொந்தக்காரவிங்க எல்லாருமே இருப்பாங்க. வேலை செய்யறதுக்கு கூட ஆள் எல்லாம் போடமாட்டாங்க. இருக்கிற வச்சே எல்லாத்தையும் வச்சே சமைச்சு வச்சிருவாங்க. அப்போ சித்தப் சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, அத்த பெரியம்மா, ஆயா அ அத்தே இவிங்கள வச்சே அப்பல்லாம் செஞ்சிருவாங்க. இப்போல்லாம் தான் வந்து கட ஆமா. எல்லாமே. அப்போ சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க.
ஆமாம்மா. ஒ! சாப்பாடா இருக்கட்டும் எல்லாமே ம். ஆமா. அப்ப முடிச்சு வந்தாலே நம்மளுக்கெல்லாம் காசு வந்த மாதிரி அப்போ உறவினர்களுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருந்தது.
ம், ம். ஆமா, ஆமா. இப்பதான் நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறோம் எல்லாமே. அப்பல்லாம் வந்து சமைச்சுதான் பண்ணாங்க. அ அப்ப என்னா ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாள் நலுங்கு வைப்பாங்க. அதுலந்து நலுங்கு வைக்கிறது எல்லாம் பார்த்தா ஜாலியா இருக்கும். இப்போ இப் என்ன அக்காக்கெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மொறப் பொண்ணுங்க எல்லாம் போய் உட்காரணும் இல்லைங்களா, அந்த மாமா ஊட்டுப் பொண்ணுங்களல்லாம். அந்த மாதிரி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சந்தனம், குங்குமம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்வாங்க. அப்புறம் பாசிப்பயிர் இருக்கு இல்லீங்களா, அதை அரைச்சு வைப்பாங்க. அப்புறம் சீயக்காய் இது இது. அடுத்தது வந்து நல்ல எண்ணெ. ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணுக்கு வந்து ஒரு பாய விரிச்சு, பொண்ணோ, மாப்பிள்ளையோ யாரோ பாய விரிச்சு போட்டுருவாங்க. அந்தப் பாயக்கு மேல ஒரு வெள்ளை வேஷ்டி. அதுக்கு மேல வந்து நெல்லு. அப்பல்லாம் வந்து நெல்லு தான் போட்டாங்க. இப்போ வந்து அரிசி போட்றாங்க. அப்பலாம் நெல்லு தான் போடுவாங்க.
<laughs> ஆமா. ம். ஆமா. ம். ஓ! ம். ஓ. ம். இது வந்து 2மே ஒ 1 பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ஒரே நேரத்துல பண்ணுவாங்களா?
ஆஹ. பொண்ணு வீட்ல பொண்ணு பண்ணுவாங்க. மாப்பிள்ளை வீட்ல அங்க தனித்தனியா தான் பண்ணுவாங்க. அ ஆனா இது வந்து முகூர்த்தம் நடக்கும்போது மட்டும் தான் 2 பேத்துக்கும் ஒட்டுக்கா பண்ணுவாங்க.
ஓ! சேரி, சேரி. ம், தனித்தனியா அவுங்க அவுங்க, ம். ஓ! சேரி, சேரி.

ம். அ தாய் மாமா டிரஸ் போட்டுக்கிட்டாங்கள். குளிச்சுட்டு போட்டுகிட்டு வந்ததுக்கு அப்புறம் ம் அப்பறம் மறுபடியும் ஒரு ஸ் அ சந்தனம், பொட்டு வப்பாங்க. அப்புறம் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, அ டிஃபன்னு காலையில நலுங்கு வச்சுட்டாங்கன்னா, டிஃபன் வப்பாங்க. அந்தச் சந்தகம் சொல்ட்டு
ஓ! அந்த நலங்கு அன்னைக்கு வந்து நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குமா?
எதெல்லாம் நடக்குமான்னு கேக்குறீங்க? ஆ ஆமா. காலையில நலுங்கு வச்ச அன்னைக்கு அ நம்ப சொந்தக்காரங்களை கூப்பிடுறதா இருந்தாலும் அப்பக் கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஊரக் கூப்பிட்டு அ சொந்த மத்த எல்லாத்தையும் கூப்ட்டு வைக்கறதா இருந்தாலும், வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம். அப்ப ஒரு காலைல அப்பளம், வடை, பாயாசம். அ அது கல்யாண்த்து வீடுங்கம்போதே, அந்தப் பந்தல் போட்டுப் பாட்டு எல்லாம் கேட்கும்போதே, ஒரு இல்லாத இருக்க வெளியில இருந்துட்டு ஒரு "இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமா!" அப்படீங்கிற மாரி இருக்கும். அவ்வளோ ஒரு ஜாலியா இருக்கும்.
சாப்பாடு. சாப்பாடு, அந்த மாதிரி. ஓ. ஓ! அவ்வளோ சந்தோஷங்களா இருக்கும். ஏன்னா எல்லாம் உறவினரும் வருவாங்க. <tsk> சிரிச்சு பேசுவோம், விளையாடுவோம். அ.
ஆமா. ஆமா. அந்தக் காலையில நலுங்கு. மதியம் அதெல்லாம் முடிஞ்சுட்டுங்களா. அப்புறம் வீட்டுல எல்லாம் சின்ன, சின்ன வேலை செஞ்சதுக்கப்புறம், அந்த குழந்தைகள்லாம் வச்சிட்டு வருங்க. அதுங்களே அந்த பாட்டு போடுங்க. ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்குமா, அவங்களுக்கு தகுந்த மாரி ஒரு பாட்ட மாத்தி, அங்க ஒரு குழந்தைங்கலாம் டேன்ஸ் ஆடுவாங்க!
அ. அதுவும் நல்லா இருக்கும். ம். <laughs>
அதுவும் நல்லா இருக்கும். இத ஒவ்வொரு திருநாள் ஒவ்வொரு
அப்ப சாப்பிடறதுக்கும் நெறைய விஷயங்கள் நம்மளுக்குக் கெடைக்கும், அந்த நேரத்துல.
ஆமாமா. கண்டிப்பாங்க. சாப்பாட்டுக்கு அந்த இடத்துல இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா, கல்யாண வீட்டுல எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்களா. அதுக்கு அப்புறம் இருக்கும். அடுத்தது அன்னைக்கு, சப்போஸ் கல்யாணத்த மொத நாளே நலுங்கு வச்சிருந்தாங்கன்னா, அன்னைக்கு நைட்டு வந்து பொண்ணு அழைப்புன்னு ஒண்ணு நடக்கும். பொண்ணு அழைச்சிட்டு போவாங்க. அப்பயும் மாப்பிள்ளை வீட்டுலருந்து வந்து, அ சாப் அ சாப்பிட சாப்பிட்டு பொண்ணு அழைச்சிட்டு போவாங்க. அந்தப் பொண்ணு அழைக்கறக்கு அப்படீன்னா, அ பொண்ணோட அப்பா, அ அம்மா அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுலருந்து யார் வந்திருக்காங்களோ, பெரியவைங்க அவைங்கள வச்சுட்டு, ஒரு சந்தனம், குங்குமம் அவைங்களுக்கு இவைங்களுக்கு வச்சிடுவாங்க. வச்சிட்டு நா மாப்பிளை வரமாட்டாங்க. பொண்ணு அழைக்கறதுக்கு மாப்பிள்ளை வரமாட்டாங்க எங்க சைடுல.
ம். ஆமா. ம். ஓ. அப்ப மாப்பிள்ளையும் வருவாங்களா? ஓ.